அ நினச்சிருக்கலாம். ஏன்னா என்னென்னு கேட்டீங்கன்னா எதுவா ஒரு ரூ. 10 கொடுத்தாலும் அவருக்கு வந்து எந்த வகையிலேயும் அது உதவ போகுது. இல்லயா? அ ஆ அப்டி இருக்கும்போது இந்த இது வந்து எங்களுக்கு எல்லோருக்குமே வந்து ஒரு, ஒரு சந்தோஷமான விஷயம். அதே போல ஒரு ஆச்சரியமான விஷயம். எவ்ளோ பேர் வந்து முன்வந்து ஒவ்வொருத்தரும் எவ்வளவு கொடுத்திருக்கிறாங்க அப்டினும் பொழுது இது வந்து வியக்கத்தக்க விஷயமா இருந்ச்சு. அப்ப அவர கூப்பிட்டு அவ குடும்பத்துக்கு கொடுக்கும் பொழுது அவரு கண்ணெல்லாம் வந்து கலங்கி தண்ணி வருது அவ அழுவுறாரு அவரு.
ம். கண்டிப்பா. பெரிய விஷயம்ங்க. ஆமா, ஆமா. ஆமா கண்டிப்பா. ம். கண்டிப் ம். கண்டிப்பா. ஆ, ஆமா.
அவருடைய மனைவிய வந்து ப பிரமிச்சு போய் நிற்கிறாங்க. என்ன அண்ணா இது இந்த அளவுக் ஏன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், இத நான் என்னவா பார்க்கிறேன்னா, இவருக்கு இவ்வளவு பணம் கொடுத்தாங்கங்கரது முக்கியம் இல்ல. இவர் இவ்வளவு மனுஷங்கள வந்து சம்பாதிச்சு வச்சிருக்கிறாரு.
கண்டிப்பா. ம். கண்டிப்பா. சம்பாதிச்சிருக்கிறார். ஆ அத தான் நானுமே சொல்ல வர்றேன். ஏன்னா அங்கு நீங்க சொன்னீங்க ஒரு 500 வீடாவது அங்கு கொடுத்திருப்பாங்கன்னு வையுங்களேன். அப்போ அவ எவ்வளோ <tsk> அங்க அதாது சும்மா போய் எல்லாரும் எல்லோரிடமும் பேசிவிட மாட்டாங்க. சில பேர் எல்லாம் பார்ப்பாங்க. <tsk> இவங்க கூட நம்ம என்ன பேசுறதுனு கூட ஒரு பிரெஸ்டிஜ் பார்க்கிற. ஆட்கள நான் நிறைய பார்த்துப்பேன். ஆ அப்டினு இருக்கும்போது ஆ இப்ப நம்ம இரு அபார்ட்மெண்ட்னாலே சாதா அபார்ட்மெண்ட் னா ஒரு மாரி இருக்கும். இது மாரி கம்யூனிட்டி வச்ச ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்னா அது எப்படி இருக்கும்ன்ற மாரி நமளுக்கே தெரியும். அவரு <tsk> அவர் அப்ப எந்த அளவிற்கு பழகி இருக்கிறாரு அப்டின்றது தான அந்த இடத்தில நம்ம பெருசா இருக்கு.
ஆமா. ஆமா. கண்டிப்பா. இருப்பாங்க ஒரு சில பேர் இருப்பாங்க. ஆமா. ஆமா, ஏன்னா ஒரு சின்ன பிள்ளைகள் முதற்கொண்டு வந்து ஒரு, ஒரு தன்மையா ஒரு அன்போடு அவர் பேசுவாருன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்கன்னா, இவர் தண்ணி அடிக்கும்பொழுது பைப்பு அது மேலேயே கூட வந்து மிதி வண்டி ஓட்டின் போறது அதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இவருக்கும் வந்து கோவம் வரும் ஆனா அவரால திட்ட முடியாது. ஏன்னா அவர் வந்து என்னென்னா ஒரு வேலையாட்கள்ன்ற மாரி ஒரு, ஒரு, ஒரு எண்ண ஓட்டம் இருக்கும் இல்லைங்களா யாரா இருந்தாலும். அ ஆ ஆனா அதெல்லாம் பொருட்படுத்தாம எல்லார்கிட்டயும் தன்மையா பேசிட்டு ஒரு அன்பா தான் இருப்பாரு. இப்ப அவருடைய அன்பு எவ்வளவோ அத வந்து மத்தவர்களும் வெளிப்படுத்துவது விதம் என்னெனா உங்க நீங்க இவ்வளவு பண்ணியிருக்கிறீங்க எங்களுக்கு உங்களுக்கு நாங்க எங்களால முடிந்த ஒரு சின்ன விஷயம் அப்டினும் பொழுது அவருடைய குடும்பமே வந்து ரொம்ப வந்து சந்தோஷப்பட்டாங்க. ம் ஆனா, வந்து சில பேர் வந்து சொல்லிக் கொடுத்தாங்க. ஒரு சில இந்த கணக்காளர்கள்லாம் இருப்பாங்க இல்லைங்களா. அவங்க தெளிவா சொன்னாங்க. இந்த பணத்தை எப்படியெல்லாம் நீங்க உபயோகிக்கலாம். சும்மா வந்து கல்யாணத்திக்கே நீங்க பண்ணிடாதீங்க. அப்டினு சொல்லி அவங்களுக்கு வழிகாட்டுதலோடு கூட ஒரு சில பேர் சொல்லிக் கொடுத்தாங்க. ஆமா ஏன்னா பெரிய தொகை வரும்போது ஒரு சில பேருக்கு வந்து என்னென்னா சரி, கல்யாணம் சிறப்பா பண்ணிடலாம்னும் பொழுது அது ஒரு பிள்ளைக்கே போய்விடக்கூடாதுன்னும்போது, இவங்க எல்லோருக்குமே நல்லா இருக்கணும்னு ஒரு பெரிய ஒரு உதவியா இருந்துச்சு. அது வந்து என்னால மறக்க முடியாத ஒரு சம்பவம் அது.
கண்டிப்பா, கண்டிப்பா. அ. எ ஆமா கண்டிப்பா கண்டிப்பா. ம். கண்டிப்பா. யாரா இருந்தாலும் கண்டிப்பா. கண்டிப் ஓ. சரிங்க கண்டிப்பா கண்டிப்பா. கண்டிப்பா. ஏ ஆ. ஆமா, ஆமா, ஆமா. ஓ! சரிங்க சரிங்க. கண்டிப்பா அதுவும் நல்ல விஷயம் தான். ஆ. ஆமா, ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா.